மொதல்ல வந்து நான் என்ன போட்டுக் குடுப்பேன். டீ போட்டு குடுப்பேன். பர்ஸ்ட் வந்து டீ தான். வேற ஒண்ணுமே கெடையாது. டீ போட்டு குடிச்சிட்டுருப்பேன். டீ வேணான்னு சொல்ட்டான்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2 மினிட்ஸ் நூடில்ஸ் <laughs> சரிங்களா ஆ, வீட்ல வந்து இந்த சின்ன சின்ன காய்கறிகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். பட்டாணி, கேரட்டு எல்லா இருக்கும். ஸ்வீட் கார்னு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு, பெரட்டிட்டு ஒரு கொஞ்சோண்டு அ நெய் ஊத்தி நல்லா பெரட்டிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு அதிலேயும் கொஞ்சம் மிளகாத்தூளு, காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு, அத அத நூடில்ஸ்ல போட்டு செய்றப்போ <clicks tongue> அட்டகாசமா இருக்கும்ங்க. உண்மையிலே அட்டகாசமா இருக்கும்.
சூப்பருங்க! ம். ஓஹோ! <laughs> ஓஹோ. ம். கண்டிப்பாங்க. ஓஹோ! எனக்கெல்லாம் நூடுல்ஸ் செய்யவே தெரியாதுங்க. எங்க பொண்ணுங்க தான் செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, ஏதோ நான் சும்மா 2 வாய் தான் வெப்பேன். எனக்கு என்னமோ அதில பெருசா ஒண்ணும், எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் ஒண்ணும் எனக்கு புடிக்கல. ஆனா, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ம்
சரிங்க. இல்ல, அது வித்தியாசத்த நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நூடுல்ஸ நீங்க அப்டியே போட்டு 2 நிமிஷத்தில செய்யலாம். ஆனா, அந்த நூடுல்ஸ் மேலயே இன்னும் வந்து சுவைய ஊட்டலாம், எப்டின்னா, இந்த காய்கறிகள போட்டு இந்த இப்ப பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட்லாம் போடுறப்போ கொஞ்சம் இனிப்பு சுவை உள்ள வரும். அத கொஞ்சம் சரி பண்றதுக்காக கொஞ்சம் மொளகாத்தூள் போட்டுற்றோம். காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் போட்டுற்றோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுற்றோம். சரிங்களா, போட்டுட்டு இத வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து நம்ம வந்து நூடில்ஸ்ஸ போட்டு சமச்சா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெறுமனே சாப்பிடுற நூடில்ஸ்ஸ விட இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்க பொண்ணுங்ககிட்ட சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்க. முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும்.
ம்ஹ்ம். ஓஹோ! ம். கண்டிப்பா. ஓஹோ! ம், ம். சூப்பருங்க. சூப்பருங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ உங்க நண்பர் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்கள்ட்ட கேட்குறார் நண்பா நம்ம எல்லாம் ஏதாவது செஞ்சு சாப்பலாம். ஆ அப்டின்ற மாரி ஒண்ணு கேட்குறாங்க. ரொம்ப வேலை ஆ டென்ஷனா இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸா இருக்குது. 1 வாரம் ஃபுல்லா நான் வேல பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த வார இறுதியில வந்து ஏதாவது ஒண்ணு, நம்மலாம் கூட எதாவது கூட்டமா இருந்து, எல்லாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடலாம். அப்டின்னா, உங்க மனசுல வரக்கூடிய அந்த 1ல் டிஷ் என்னவா இருக்கும்? அதுக்கான காரணம் என்னங்க?
கண்டிப் சரிங்க.

ஆ ஒரே டிஷ் தான் வேற எதுவுமே இல்ல, டவுட்டே கெடயாது மஷ்ரூம் பிரியாணி செய்வோம். இல்ல இல்ல மஷ்ரூம் பிரியாணி செய்வோம். அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ்ஷா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிப்போம் அவ்வளவுதான். சிக்கன் ஃப்ரை அ சிக்கன் ஃப்ரை வந்து சொதப்ப வாய்ப்பே கெடயாது. அதே மாதிரி எனக்கு மஷ்ரூம் பிரியாணி வந்து சொதப்பிச்சுனாலும் பரவால்ல. ஏன்னா மஷ்ரூம் வந்து ஒரு 50 ரூவாயோட போயிடும் பிரச்சன கெடயாது. ஆ ஆனா சிக்கன் பிரியாணி செஞ்சோம்னா, அந்த சிக்கனா வந்து நான் தனியா எடுத்து, "ஐயோ பிரியாணி இப்டி கெட்டு போச்சே", சிக்கன் இப்டி கெட்டுப்போச்சேங்குற மாரி ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? எப்பவுமே பிரியாணியில வெஜ்ஜு நாங்க பண்றப்போ, பிரியாணியில வெஜ்ஜு அத ட்ரை பண்ணுவோம். ஆ, சைடு வந்து எப்போமே வந்து சிக்கன் தான். சிக்கன் 65 இல்லாட்டி, சிக்கன் கபாப், இல்லாட்டி சிக்கன் பெப்பர் சிக்கன் அந்த மாரி செஞ்சு, அந்த மதிய வேளை உணவ வந்து ரொம்ப சிறப்பா நாங்க வந்து இனிமையா வந்து முடிச்சுப்போம். அத சாப்ட்டு. <laughs>
நூடுல்ஸா? ம்.ம். சூப்பருங்க. ஓஹோ! சரிங்க, ம்ஹ்ம். அடடடா, அ. சூப்பருங்க, சூப்பருங்க. இப் இப்ப அந்த மாரி பண்ண, ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா?
ஆ திருமணத்துக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்டியே இதே தான் நான் செஞ்சேன். அது சி மஷ்ரூம் பிரியாணி அதோட சிக்கன் 65 செஞ்சோம். நான் "வேணா வேணான்னு" சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி வச்சேன். ஒரு 3 முற வச்சுட்டேன் நானு. நான் வந்து எனக்கு என்னென்னா வந்து கல்லூரில படிச்ச சமயத்துல வந்து, 1 முற வந்து எங்களோட நண்பர் வீட்டுக்கு போனோம். அப்போ நாங்க கேட்டிருந்தோம், "டேய் நாளைக்கு என்னடா செஞ்சுருக்கீங்க? டேய் சொல்றா" அப்படின்னு சொல்லி, நாங்க நண்ப நண்பர்ட்ட கேக்குறோம் நண்பர் சொன்னான். "மட்டன் பிரியாணி தான்டா" அப்டின்னு சொல்லி சொன்னான். சரி, "நாங்க வேணா வேணானு சொல்லுவோம். ஆனா நீ வைச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்ப இது தான் கோடு வேர்டு" அப்டின்னு சொல்ட்டு, நாங்க சொல்லி வைச்சுருந்தோம் நாங்க அப்போவே. அதே கோடு வேர்டு தான் இப்போ யூஸ் பண்றான்னு நெனைச்சு நான் 2 வாட்டி வைச்சுட்டேன். அத மொத வாட்டி புல்லா வெச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி வெச்சுட்டேன் நானு. "ஏய் உண்மயிலயே போதும்டா. இதுக்கு மேல சாப்ட முடியாதுடா" அப்டின்னா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சூப்பருங்க. சூப்பரு, ம். ஓஹோ! சரிங்க. ஓஹோ! <laughs> ஆஹ. கடவுளே! பாருங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு ம். சூப்பருங்க அதாவது அந்த செந்தில் ஒரு படத்துல தண்ணி மொண்டு கொடு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு சோறு வச்ச பெறகு, "என்னங்க இம்புட்டு வச்சிட்டீங்க" அப்டின்னுவாரே அந்த கதயா தான் இருக்குது இங்கே. ம்ஹ்ம்.
<laughs> அது அது ஒரு நல்ல, ஒரு மறக்க முடியாது. ஆமா. அந்த மாரி தான். சோ அது ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அது.